நல்லா சொன்னீங்க. புரியுது. அழகா எளிமையா புரியற மாரி சொன்னீங்க. அதே நேரத்துல இந்த வீட்டுத் தோட்டத்த நம்ம வந்து உ வச்சுட்டோம் அப்டின்னு சொன்னா, அ ஏதோ செடி வந்துருச்சு. நீங்கச் சொன்ன மாரி, தானா வந்தா வேணாம்னு சொல்லமாட்டோம். தூக்கிட்டு போய் வச்சிட்றோன்னு வைங்க. அத வந்து நீண்ட கால அடிப்படையில பலன் குடுக்கறதுக்கு எப்படி பராமரிக்கலாம்? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க நிறைய கெமிக்கல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள்
ம். ம். ம். ம். ஆ அது தான். இப்ப நான் அத சொல்றேன் பாருங்க. இப்ப தானா வளந்த செடிகளாவே இருந்தாலும், எலுமிச்சை செடியா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பனி காலங்கள்ல வந்து இலைகள் மேல வந்து வெள்ளவெள்ளேல அந்த துளிர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தப் பனி துளிரும், பனி பூச்சிகள் வந்து அது மேல வந்து அடையும். அந்த இலையில பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நூல்லல்லாம் சேந்து எப்டி ஒரு, பருத்தி நூல் சேர்ந்த மாதிரி, அந்த இலைகள் வந்து சுருங்கி அந்த மாதிரி, நூல் மாரி ஒரு ப நம்ம மனுஷங்களுக்கு எப்படி படர்தாமரை ஏற்படுதோ, அதே மாரி இலைகளுக்கு வந்து அந்தப் பனி காலத்துல அந்தப் படர்தாமரைன்னு சொல்லுவாங்க. இலை படர்தாமரைன்னு சொல்வாங்க அது. அது ஏற்படும். அது ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும், அத தவிர்க்கணுங்கறதுக்காக நம்ம ஒண்ணும் பெருசாலா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த உரங்கள் வாங்கி போட்றது, உரங்கள் வாங்க முடிஞ்சா நம்ம அ அத பண்ண முடியாது தான். நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்குப் பக்கத் இயற்கை. அதான், நம்ம வீட்டுக்குப் பக்க அ கண்டிப்பா போடலாம். நாங்க அப்டி தான் போட்றோம். நம்ம வீட்டுக்குப் பக்கத்துல இருக்குல்ல. வேப்பஞ்ச
ம்ஹ்ம். ம். நம்ம இயற்கை உரமா ஏதாவது போடலாமா? நீங்க என்ன இயற்கை உரத்துல நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? என்ன அதுக்கு பேரு? பஞ்சகவ்யம் எதாவது பயன்படுத்துறீங்களா? இல்ல இந்த அ
இல்லல்ல அந்த மாரில்லாம் எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய இயற்கை உரம் வந்து பாத்தீங்கன்னா, அ சிலர் வந்து கோகோ பீட் இந்த மாரில்லாம் போட்றாங்க. ஆனா அந்த மாரில்லாம் எதுவும் கிடையாது. நாங்க பயன்படுத்துறது இந்த வீட்ல வந்து சருகாயி இருக்கும் பாத்தீங்களா, என்னங்க? மண்புழு உரம் மண்புழு உரம் வந்து போட்றோம். அது வந்து சில செடிகளுக்கு மட்டும். முக்கியமான செடிகளுக்கு மட்டும் மண்புழு உரம் வந்து போடுவோம்.
நீங்க மண் புழு உரம் போட்றீங்களா? மண் புழு உரம்.